<inhales> நம்ம எல்லாருக்குமே வந்து பாத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சந்தோஷம் தரக்கூடிய, ஒரு விதமான சுகம் தரக்கூடிய ஒரு விதமான என்ன சொல்றது? அத நெனைக்கும்போதே பயங்கரமான மனசுக்கு ஒரு மாதிரி குளிர்ச்சியா இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து நினைவுகள் நம்மகிட்ட நெறையாவே இருக்கு இல்லைங்களா? இருந்தாலும் நம்மளுடைய வீட்டோட நினைவுகள், அ அது வீட்டோட வாசன அப்பிடின்னு நெறைய பேர் சொல்வாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு நம்ம வீட்லேயே இருக்கும்போது புரியாது இல்லங்களா? நம்ம எங்கேயாவது வேலை காரணமாகவோ இல்லையோடிய, நம்ம இல்ல நம்ம திருமணம் ஆனதுக்கு அப்புறமாகவோ நம்ம வீட்ட விட்டு கொஞ்சம் வெளியே தள்ளியிருப்போம் இல்லங்களா, வேற வீட்லயோ இல்ல, ஏதாவது விடுதியிலேயோ தங்கியிருக்கும்போது தான் நம்ம, நம்ம வீட்ட பத்தி யோசிச்சு கூட பாப்போம் இல்லங்களா? அந்த மாதிரி உங்களுடைய வீட்டோட வாசன உங்களுக்கு எந்த மாதிரி நினைவுகள தருது? அத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா?
ம். ஆமா. ம். நீங்க சொன்ன மாதிரி எனக்கு வீடு அப்பிடினாலே நமக்கு யார் ஞாபகத்தில் வருவா? அம்மா.
<laughs> கண்டிப்பா.
அ அவங்களுக்கும் ஒரு வாசம் இருக்கும். அதே மாதிரி அம்மா இருக்கறதுனால என்னமோ, அந்த வீட்டுக்கும் ஒரு வாசம் உண்டுன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, அம்மா இல்லனா அந்த வீடு இயங்குமா? அப்பிடின்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டவுட்டு தான் <chuckles> நெனைக்கிறேன். கொஞ்சம் இல்ல, நிஜமாவே அதான் உண்மைன்னு நெனைக்கிறேன். அந்த வீட வீடா மாத்துறது, அந்த வீட்ல இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் காலையில் எழும்புனதுலேருந்து இப்போ வரைக்கும் நாம சின்ன பிள்ளையா இருக்கிறதுலேருந்து நாம இப்போ அம்மாவாகிற வரைக்கும், அந்த மாதிரி இது கடத்திக்கிட்டே போறது அம்மா. அந்த வீடும் அதுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறாங்க அவங்க. அந்த வீடையும் அவங்க வந்து நாங்களாம் வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு முற்றம் இருக்கும், நடுப்புற அந்த மாதிரி ஒரு வீடு.
ம். <laughs> உண்மைதாங்க, உண்மைதான். ம். கண்டிப்பா. ம். உண்மை. ம்.
அது எப்டின்னா மழைய பாக்கலாம், வெயில பாக்கலாம், நிலா பாக்கலாம், <chuckles> சூரியன் பாக்கலாம் அ அப்போ எனக்கு வந்து ஒரு சந்தோஷம் நமக்கு இவ்வளோ பெரிய வீடு இருக்கு. இவ்வளோ பெரிய முற்றம் இருக்கு. நம்ம நனைச்சிட்டு போய், போய் சாப்பிடலாம் இப்பலேருந்து இப்டியே உள்ள வராது.
<laughs> கண்டிப்பா. ம். உண்மைதான்.
அது அது ஒரு மாதிரியான ஒரு சந்தோஷ காலங்கள்னே சொல்லலாம். அதெல்லாம் ஒரு பள்ளி பருவம் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் அதெல்லாம் இடிச்சுட்டு வேற வீடா மாத்திட்டாங்க.
ம். அச்சச்சோ! சரி.
அது எனக்கு இவ்ளோ கஷ்டமாயிடுச்சு. இப்போ நினைச்சா கூட அந்த வீடே இருந்துருக்கலாம்ல அப்படின்னு.
<laughs> அந்த வீடு ரொம்ப இயற்கையோடு ஒட்டி இருக்குமோ? ம்.
ஆ ஏன்னா எல்லாம் நமக்கு வீட்டுக்குள்ள வருது. நிலா இங்க வா வான்னு சொல்லிட்டு நான் ஓடி வருவேன். அங்க வந்து நிற்கிற மாதிரி எனக்கு பெருசா நமக்கு அப்போலாம் ஞாபகங்கள்லாம் இவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அ ஏன்னா நம்ம வீட்டுக்கு நிலா கூட்டிகிட்டு வந்து இங்க வந்து என்னான்னா, எங்க அம்மாச்சி வீட்லேருந்து பால் வந்து அந்த வாளியில குடுத்து அனுப்புவாங்க. அத எடுத்துட்டு வருவேன். அந்த நிலா என் கூடயே வர மாதிரியே இருக்கும் ஈவினிங் நான் ஸ்கூல் விட்டு வந்து சாப்பிட்டுட்டு வர <chuckles> வரைக்கும். அந்த நிலா வந்து என் கூடயே வரும் எ என் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு வந்து எங்க அம்மா கிட்ட வந்து கூட்டிட்டு போய் காமிப்பேன். எங்க அம்மா வந்து பெருசா கூட கண்டுக்க மாட்டாங்க. ஆ கூட்டிட்டு வந்துட்டியா, ஆமா வந்துடுச்சு. <chuckles> அப்படிம்பாங்க நான் அங்கேருந்து கூட்டிட்டு வந்து எங்க வீட்டில் நிற்க வச்சுட்டு நான் கிச்சனுக்கு போற மாதிரி எனக்கு ஒரு நெனப்பு.
ஓ! சரிங்க. ம். <laughs> <laughs> <laughs> நானுமே சின்ன வயசுல உங்கள்ல மாதிரி தான் அனுப்ப வெளியில இந்த மாதிரி கடைக்கு ஏதாவது அனுப்புவாங்க இல்லங்களா, நைட்டு. குழந்தைங்களா இருக்கும்போது நம்மள தானே அனுப்புவாங்க. அப்போ வந்துட்டு இந்த மாதிரி போயிட்டு வரும்போது வந்து பாத்துக்கிட்டிங்கன்னா, நான் நடக்கும்போது நீலா என் கூடயே நடக்கும். நான் நின்னேனா நீலா எனக்கு நேரா நின்னுடும். <laughs> அப்ப நான்
அ. ம். அ. நின்றும் அதான். நான் சுத்தும்போது சுத்துதா, நான் நிற்கும்போது நிக்குதா அப்படி நடந்து நடந்து பாத்திருக்கிறேன். பின்னாடி போனா திரும்ப பேக் எடுக்கும்.
ஆமா, நானுமே இந்த மாதிரி யோசிச்சிருக்கேன். நிலாவும் என்கூட எனக்கு <chuckles> துணைக்கு வருதோ அந்த மாதிரியெல்லாம் கூட நெனைப்பேன் வீட்டுக்கும் கடைக்கும் பக்கம் தான், இருந்தாலும் நான் ஒரு 0.5 நேரம் நடந்துட்டுருப்பேனா பாத்துக்கோங்களேன் நிலா வருதா வருதான்னு.
ம். எனக்கு அவ்வளோலாம் பழக்கம் இல்ல, நான் என்ன பண்ணுவேன்னா எங்க அம்மாச்சி வீடு அடுத்த தெரு தான். அந்த தெருலேருந்து எங்க தெருக்கு வர, வரைக்கும் ஒரு எவ்வளோ சொல்றது ஒரு அ 50 அடி நடந்திருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் இருக்கும். அதுக்குள்ள நான் நிலாவ கூட்டிட்டு வந்துடணும்.
ம். <laughs> <laughs> ஆ.
அவ யாராவது வரலன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஒரு நாள் எங்க அம்மாச்சி, எங்க மாமா இல்ல, அத்தை யாராவது வருவாங்க. யாராவது வரலைன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் இருட்டிடும்ல அப்போ நிலா இருக்கு, நம்ம கூட. அப்டீன்னு <laughs>
கண்டிப்பா. <laughs> ஐயோ ஐயோ! ஒரு தைரியத்த
ஒரு சந்து மாதிரி இருக்கும். அந்த தெருக்கும், இந்த தெருக்கும் கனெக்ட் பண்ணுவதற்கு. அதில இருந்து வந்தோம்ன்னா உடனே எங்க வீட்டுக்கு வந்துடுலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா, அந்த தெருவோட அந்த எண்டுக்கு போய்ட்டு இங்கே வந்தோம்னா வீடுங்க ஃபுல்லா இருக்கும். யாரும் இந்த சந்துல தேவல்ல.
அ. ஓஹோ! சரிங்க. ஓ!
அந்த பெரிய இப்ப கடைசிக்கு எவ்வளோ சொல்றது, இப்போ ஃபா 50 பீட் இருக்கும் அந்த ரோடு. அது வந்து எனக்கு சந்துன்னு நான் நெனைச்சுட்டுருப்பேன்.
ம். <laughs> கண்
இப்ப தான் தெரியுது அது எவ்வளோ பெரிய ரோடு, அத போய் நம்ம சந்து சந்துன் சொல்லிட்டு இருந்தோமே சின்ன புள்ளைல.
<laughs> கண்டிப்பா. இப்போ
சந்துக்கு வித்தியாசம் தெரியலையே அப்டின்னு. அந்த வீட்லேருந்து இந்த வீட்டுக்கு வரும்போது நிலா எனக்கு துணையா வர மாதிரியும் ம், ம். நிலா கொண்டந்து எங்க வீட்டு முத்தத்தில நான் வந்து மேல வச்சுட்டேன். அவ்வளோதான் நான் நிம்மதி அப்டின்னும், என் வீட்டு தொட்டில நிலா தெரியுதுன்னும் நான் பாப்பேன். அந்த முத்தத்தில பெரிய தொட்டில் இருக்கும். அதேன் எங்களுக்கெல்லாம் நீச்சல் குளம்.
ஆ. ம். <chuckles> சரிங்க.
அந்த மாதிரி ஒரு நீச்சல் குளம். எங்க அப்பா புதுசா கட்டும்போது அது நீச்சல் குளமா நெனைச்சிருக்க மாட்டாங்க. தொட்டி அப்டின்னு தான் நெனைச்சிருப்பாங்க. அத வந்து நாங்க நீச்சல் குளமா மாத்திட்டோம். நானு என் தம்பியெல்லாம். அதில நல்லா வந்து உருண்டு பெரண்டு விளையாடுறது. நீச்சலே எங்களுக்கு தெரியாது. ஆனா அதுக்குள்ள குதி குதின் குதிப்போம். <chuckles> விளையாடுவோம். அதுதான் எனக்கு தெரிஞ்சுது. ஆனா, அந்த வீடெல்லாம் கட்னோன்னே நிலா வீட்டுக்கு வராதுன்னு, எங்க அப்பாலாம், நான் அவ்வளோ அழுவ அழுதேங்க. <chuckles>
கண்டிப்பா. ஓ! <laughs> <chuckles> ரொம்பவே அருமையா நெறைய உங்களுடைய சின்ன வயசு விஷயங்கள பத்தி தெளிவா சொன்னீங்க. ஏன்னா, சின்ன வயசல நமக்கு பெருசா எந்த விஷயமும் தெரியாது இல்லைங்களா? நம்ம நெனைக்கிறது தான் உண்மன்னு நெனைச்சுப்போம். நம்மளுடைய பெற்றோர்களும் சில நேரம் வந்து அதுக்கு ஒத்துழைப்பாங்க. இல்லைங்களா, எனக்கு இன்னொரு சின்ன சந்தேகம். அ நீங்க அந்த பழைய வீடு இருக்குன்னு சொன்னிங் சொன்னிங்க இல்லைங்களா, அங்க வந்து பழக்க வழக்கங்கள் எப்டி இருக்கும்? ஏன்னா, இப்ப பழைய வீடுகள், அந்த அந்த காலத்து வீடுகள்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா, முற்றத்தில வந்துட்டு சாணம் போட்டு மொழுகுவாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த ம் அ இந்த கற்பூரம் இதெல்லாம் வந்து ப் பிரார்த்தனைக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு காம்ப்பாங்க. எல்லா அறைகள்லேயும் வந்து காமிப்பாங்க. ஊதுவத்தி வெப்பாங்க. இந்த மாதிரி வாசனைகள் வந்து அ உங்களுக்கு அந்த பழைய வீட்ட நினைவூட்டுமா?
ஆமா. அப்டி அ. ஆமா. அ, அ. ம். அ. இல்ல. சாணம் பூசுற மாதிரி இல்ல. நான் பொறக்கும்போதே அப்பிடிலாம் இல்ல. ஃபுல்லா வந்து இப்பிடி கற்கள் பதிச்சமாரி ஒரு இது தான் இருக்கும். அது கூழாங்கற்கள் மாதிரி பதிச்சி வச்சிருந்தாங்க எங்க தாத்தா! அ வீடு ஃபுல்லாவே வந்து சிமெண்ட் மாரிதான் இருக்கும். சிமெண்ட்டு தான் போட்டுருப்பாங்க. ஆனா, கலர் கலரலாம் இருக்காது. அந்த சிமெண்ட் கலர்லேயே இருக்கும். அவ்ளதான் எங்க வீடு.
ம். சரிங்க. சரிங்க.
ஆனா, நான் என என்னோட ஃப்ரெண்டு வீட்ல பார்த்துருக்கேன். சா அவுங்கள்லாம் வந்து மொழுகுவாங்க. அது பேரு சாணம் மொழுகுறதுன்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா தேய்ப்பா அவள்லாம்.
அ, <laughs> ம். அது ரொம்ப ஆரோக்கியம்னு கூட சொல்லுவாங்க.
ஆ ஏனா எனக்கு அந்த அனுபவம் இல் எனக்கு அந்த அனுபவம் இல்ல.
ஓ! புரிஞ்சிதுங்க. புரிஞ்சுது. ம்.
அதுக்கப்பறம் என்னன்னா, எங்க வீட்ல 3 கட்டுகள் இருக்கும். இந்த பழைய வீட்ல. முதல் கட்லருந்தே இன்னொரு கட்டுக்கு வந்தா தான் நம்ம வந்து இந்த டிவி இருக்கிற எடம், அப்பறம் நாமல்லாம் உட்காந்து படிக்கிற எடம். அதெல்லாம் வரும். அதுக்கு அடுத்தது வந்து தான் சமையலு. அந்த இடத்துல இருக்கும், சமையல் அறையே இப்பல்லாம் நம்ம 10க்கு 10 கூட நம்மளால முடியல. அப்போ சமையலுக்கே அவ்ளோ பெரிய இடம் <snorts> இருந்துச்சு.
ம். சரிங்க. <laughs> <laughs> அ.
அவ்ளோ பெரிய எடம் இருந்துச்சு. இப்ப நான் நெனைச்சு பார்க்கிறேன். "அந்த வீடுலாம் இருந்தா எவ்ளோ நல்லா இருந்துருக்கும்!" நம்ம குட்டியா விடு கட்டிருக்கிற மாரி இருக்கே! இப்பல்லாம் அப்பிடின்னு, இருந்தாலும் அதுவுமே பெரிய வீடு தான். இருந்தாலும் எனக்கு அதுதான் பெரிய வீடா தெரிஞ்சது. அந்த முதல் கட்லேருந்து சின்ன அடுத்து 2வது கட்டுக்கு வர்ற வரைக்கும் லைட் போடலன்னு வச்சுக்கோங்களேன்! என் தம்பி இருக்கான்ல மால் நாளை சாயங்காலத்துக்குள்ளே விளக்கெல்லாம் ஏத்தி வச்சு எல்லாம் பண்ணிடுவோம். அதுக்கப்பறம் நம்ம "இங்க தூங்க தான போறோம்" அப்பிடின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அங்க இருக்க லைட்லாம் ஆஃப் பண்ட்டு, எங்க அம்மா இங்க படுக்கலாம், இங்க டிவி பாருங்கங்கிறமாரி சொல்லியிருப்பாங்க.
ஆ. கண்டிப்பா. ம். சரிங்க.
ஆனா ஒரு டிம் லைட் எரியும். ஆனா என் தம்பிக்கு என்னவோ, அந்த இதுலேருந்து இந்த பக்கம் வர்றதுக்கு ஒரு பயம்.
ஓ <laughs> சரி.
அந்த டிம் லைட்ல நான் அவன வந்து நல்லா கிண்டல் பண்ணுவேன். இது கூட உனக்கு வரத் தெரியலையா? நீலாம் வந்து பயந்தாங்குளி.
அ. <laughs> ஐயோயோ! ஆ.
அப்படின்லாம் சொல்லி அவன கிண்டல் பண்ணது உண்டு. அந்த வீடுலாம் வந்து இடிச்சுட்டு நாங்க வேற வீடு கட்ட ஆரம்பிச்சோம். அப்ப வந்து எங்க அப்பாகிட்ட ஒரே ஒரு கண்டிஷன் போட்டது என்னன்னா, வீட்டுக்குள்ளே நிலா வராது ஆனா எனக்கு வீட்டுக்குள்ள ஊஞ்சல் வேணும். <chuckles>
ம். சரிங்க. ம். ஓ சரி, சரி, ஆ.
அப்ப எனக்கு பெரிய ஹால் வேணும். எனக்கு ஊஞ்சல் வேணும் அப்டின்னு சொன்னேன். ஆனா எங்க அப்பா நிஜமா க செஞ்சு <chuckles> குடுத்தாங்க அது.
ம். <laughs> ரொம்ப.
இப்ப இருக்கிற வீட்ல எனக்கு ஒரு பெரிய திருப்தி என்னன்னா, அந்த ஊஞ்சல் வீட்டுக்குள்ளேயே இருக்கு. நான் டிவி பார்க்கலாம் அதில படுத்து தூங்கலாம், நான் படிச்சிருக்கேன். ம் எல்லாமே பண்ணி பார்த்துருக்கேன் அதில. அது எனக்கு ஒரு இது. அப்புறம் வந்து மா சாயங்காலத்தில இந்த சூடம் சாம்பிராணியிலாம் ஏத்தும்போது, <laughs> ஊஞ்சல்க்கு காமிங்க, ஊஞ்சல்க்கு காமி.
ம். ம். <laughs> கண்டிப்பா.
ஆ. அப்டிங்கிற மாரி அது எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. நான் மரத்தில கட்டி நம்ம ஆடியிருப்போம். அப்ப வீட்டுக்குள்ள நமக்கு வந்தபோது எப்படி இருக்கும்!
கண்டிப்பாங்க கண்டிப்பா.
அந்த விழாக்கள் எல்லாம் அந்த பழைய வீட்லலாம் எல்லாரும் ஒன்னா உட்காந்து இந்த பொங்கல்ல படையல்லாம் போடுவோம்ல. அந்த முன்னோர்கள்லாம், நெனைக்கும்போது அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அது வந்து பெரிய இலையெல்லாம் போட்டு 5, 6 போட்டு எல்லாருக்கும் வந்து பேர்லாம் சொல்லி மூத்தவர்கள் ப பேருலாம் சொல்லி, அவுங்களுடையத ஞாபகங்கள்லாம் இருக்கிறதலாம் வச்சு, சாமி கும்பிடுற ஞாபகங்கள். அதேமாரி இந்த வீட்டுக்கு வந்த போதும் அத செய்யும்போது தான் நமக்கு எவ்ளோலாம் ஞாபகம் இருக்குல்ல. அ அந்த சாமி போடும் போதெல்லாம் நம்ம எப்டிலாம் இருந்தோம். இப்பல்லாம் எங்க அவ்ளோ பேரு ஒன்னா உட்கார முடியுது? ஒன்னா பேச முடியுது, வீடு பெருசா இருந்தாலுமே, யாரும் பெருசா பேசுறதே இல்ல. அந்த வீடு கட்ன ப் புதுசில எனக்கு என்னன்னா, கொஞ்சோன்டு இடம் வேணுன்னு சொல்லியிருக்கேன் அதில எனக்கு மரம், செடி, கொடிலாம் வைக்கணும். நான் வச்ச மரத்த வெட்டக்கூடாதுன்னுலாம் சொல்லிட்டேன். நான் பெரிய தென்னை மரம் வச்சு நான் பெருசாக்கிட்டேன் ஓரளவு. இப்ப அந்த வீடு கட்டும்போது. அது எப்பயும் வெட்டக்கூடாது அதுக்குள்ள வீடு கட்டுங்க. அதுக்கு முன்னாடியே வீடு கட்டுங்க. <chuckles>
ஆமாங்க. சரி. ம். ம். கண்டிப்பா. ம், ம். சரிங்க. ஓஹோ! ஆஹ. <laughs> அ, ரொம்ப
அதுக்கப்பறம் நான் அது வீடுல்லாம் கட்டுனதுக்கப்புறம் புதுசா மண்ணெல்லாம் கொண்டு வந்து போட்டாங்க இல்லயா! அதெல்லாம் வச்சு நான் நெறைய ப பூச்செடியிலாம் நெறைய வச்சுப்பேன், மல்லி
ஆமா. ம்.
அ செம்பருத்தி. மல்லிலயே அடுக்கு மல்லி.
ஓஹோ! சரி.
அந்த மாதிரி. இப்போ வரைக்கும் நான் வச்ச கருவேப்பில செடி தான் இப்ப நான் வு ஊருக்குலாம் போனாங்கன்னா, எல்லாரும் வ "இது வந்து, என் பேர சொல்லி இவ தான் வச்சா! அ அது அவளோட பேரு தான் அதுக்கு. அ இப்பயும் வந்து, அது பயனுள்ளதா இருக்கு பாரு!" அப்பிடின்னு மாமரம் வச்சிருக்கேன், ம் தென்னை மரம் அந்த மாதிரி. இதெல்லாம் இப்ப பெருசாயிடுச்சு. அ உ அப்பிடியே சாய்ங்காலம் நேரத்தில நம்ம அந்த தோட்டத்துக்கு போனோம்னா, அந்த செடிகள்லாம் பூக்கும்போது அந்தி மல்லி பூக்கும் தெரியுமா? அது. அப்புறம் நிறைய செடிகள்லாம் பேரு கூட இப்பெல்லாம் இங்க எவ்ளோ ஞாப அதெல்லாம் உள்ள போகும்போதே! அவ்ளோ வாசமா இருக்கும், தோட்டத்துக்கு போனா.
<laughs> ஓ! கண்டிப்பா. ம். ஆமாங்க. ம். அதைதான். அ நான் எ கேட்கணும்ன்னு நினைச்ச விஷயம் அது தான். அ இப்ப வந்துட்டு சில வாசனைகள் வந்துட்டு நமக்கு நிறைய விஷயங்கள நினைவூட்டும். இல்லைங்களா! இப்ப வந்து நீங்க வந்து இப்ப நீங்க இருக்கக்கூடிய வீட்ல தான் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அவுங்க உங்களுடைய பழைய வீடு இல்லாம, உங்களுடைய வீட்ல நீங்க இப்ப இருக்கீங்க. அப்பிடின்னா, இல்ல நீங்க எங்கேயாவது வெளில இருக்கீங்க. அப்பிடிங்கும்போது, சில வாசனைகள் இருக்கும்ல! இப்ப யாராவது சமையல் செய்ற வாசனையோ! இல்ல ஏதாவது பூவோட நீங்க நீங்க சொன்னீங்க, "நிறைய பூக்கள்லாம் வச்சுருக்கேன்." அந்த மாதிரி பூவின் வாசனையோ, இல்ல எதாவது மண் வாசனை, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு உங்களுடைய வீட்ட வந்து ஞாபகப்படுத்துமா? இல்ல எதாவது நபர்கள வந்து ஞாபகப்படுத்துமா? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
ம். ம்ஹ்ம். ம். ம். ஆ. ஆமா. எங்க அம்மா, அந்த கால நேரத்தில நாங்க எழுந்திரிக்கும்போதே விளக்கு ஏத்திருவாங்க. எங்க அம்மா விளக்கு ஏத்திட்டாங்கன்னா நல்லா தெரியும். அந்த பஞ் 5 எண்ணெய்கள்லாம் சேர்த்து வச்சு ஒரு அ எப்பிடி சொல்றது? ஒரு ஜாடிமாரி ஊத்தி வச்சிருப்பாங்க, அதில.
ம். சரிங்க.
அந்த விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், அப்பறம் வந்து என்ன, நல்லெண்ணெய். அந்தமாரி 5 எண்ணெய்கள் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஜாடில இப்பெல்லாம் நம்ம ஒரே ஒண்ணு, தீபம் எண்ணெய் இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து ஊத்திர்றோம். இல்லன்னா, இது நெய், நெய் போட்டு விளக்கு ஏத்திறேன் நானா.
ம். ம். ஆ.
ஆனா அவங்க அந்த 5 எண்ணெய்களும் எதுக்குன்னு காரணம் சொல்லுவாங்க. மழைக்காலங்கள்ல இதில இவ்ளோ நல்லது? வெயில் காலத்துல இந்த எண்ணெய் இவ்வளோ நல்லது? அத எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் அப்படிம்பாங்க. எங்க அம்மா வெளக்கு ஏத்திட்டாங்கன்னா அந்த வாசனைய வச்சே கண்டுபிடிச்சிடலாம்.
ஓஹோ! சரி. <laughs> ஆ.
அடுத்து சாம்பிராணி, தூபம், தீபம், ஆராத்தனலாம் காமிக்கும்போது நமக்கு அந்த நீங்க சொல்ற மாதிரி, நீங்க சொல்லும்போது தான் அந்த சாம்பிராணி வாசனகள் ஒண்ணு சொல்லுவாங்க. இந்த கல்லு மாதிரி கருப்பு கலர்ல ஒண்ணு இருக்கும். அது இல்லாம பால் சாம்பிராணின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுவாங்க, எல்லோ கலர்ல இருக்கும். ஏதோ ஒரு பிசின் மாதிரி இருக்கும் அது கொஞ்சம். நல்லா ட்ரையா காய வச்சிருப்பாங்க. செம்ம வாசமா இருக்குங்க அது.
ம். அ சரிங் சரிங்க. ம். அதுதாங்க. அது வீடு ஒரு ஒரு இடத்துல வச்சாலே போதும், வீடு ஃபுல்லா வந்து மணக்கும்.
அ. செம்ம வாசமா இருக்கும். நான் எந்திரிக்கும்போது பாதி நாள் சாம்பிராணி வாசத்துல தான் நான் எந்திரிச்சிருப்பேன். மொதல்ல அந்த விளக்கு, அந்த சாம்பிராணி போடும்போது அவ்ளதான் இதுக்குமேல நம்ம தூங்க கூடாது எந்திரிச்சிடணும். <chuckles>
<laughs> ம். <laughs>
அப்படிங்கிற மாதிரி. அப்போ நீங்க சொல்ற மாதிரி குளித்துவிட்டு வந்தோன அம்மாவோட சாம்பாரு அம்மா வந்து தாளிக்கிற அந்த சத்தம். அந்த தாலிப்பு கொட்டுவாங்க இல்லையா? ஆ அன்னைக்கு சாப்பாடு முடிஞ்சிருச்சு, செஞ்சு முடிச்சிட்டாங்க நம்ம ஓடணும், அதுக்குள்ள தல வாரணும். <chuckles>
ம்ஹ்ம். கண்டிப்பா. ம். <laughs> அ.
அந்த மாரி ஸ்கூல் படிக்கும்போது, அந்த சத்தம். அப்புறம் வந்து இந்த ஜாமான்லாம் கோவமா இருக்கும்போது அத கொஞ்சம் வேகமா வைப்பாங்கல்ல அந்த சத்தம்.
கண்டிப்பா. அப்ப ஏதோ கோவத்துல இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சிக்கனும். ம்.
ஆ அந்த சத்தம். அவ சொல்ற மாதிரி, மரம், செடி, கொடிகளோட வாசனை. இதெல்லாம் சேர்ந்தது தாங்க ரொம்ப அழகான வீடு. ஆனா இப்போலாம் நகரத்தில இருக்கேன் அந்த மாதிரி வாசனைலாம் இருக்கான்னு என் மகன்கிட்ட கேட்டா தான் தெரியும். என்னோட வீடு எவ்வளோ வாசனையா இருக்கு.
கண்டிப்பா. ம். <laughs> உங்க வீட்ல இப்ப இந்த மாதிரி வாசனை இருக்கலாம். நீங்க இப்போ தற்க இப்ப இருக்கக்கூடிய எடத்துல? அந்த மாதிரி நீங்க என்ன சொல்வீங்கங்க? பழசில கொஞ்சம் கொஞ்சமாவது இங்க இருக்குனு நான் நினைக்கிறேன்? அப்படினா.
அ அதுதான் அந்த சாம்பிராணி தான். அதே சாம்பிராணிய வாங்கி போடுவேன். ஆனா, இது ஒரு ஒரு ஹவுஸ்மாரி இருக்கு இப்ப. அதில வந்து ஏத்தி வச்சுட்டோன்னா, அது அப்டியே எல்லா அந்த ஓட்ட மாதிரி இருக்கு, அதுக்குள்ளலாம் வரும்போது என் பையன் எவ்ள அழகா வருதுல்லம்மா! புகை எவ்ள அழகா வருதுல்லம்மா! நல்லா வாசமா இருக்கு அப்டிம்பான். எங்க அம்மா எப்டி போட்டுட்டுருந்தாங்க, நான் எப்டி போட்டுட்டு இருக்கேன்? அப்டின்னு நெனைச்சு பார்ப்பேன் நானு.
<laughs> <laughs> <laughs> ஆ. <laughs> நம்ம அம்மாக்கள் போடுவதெல்லாம் ஒரே புகைமூட்டமா இருக்கும் இல்லேங்களா! எங்கே யார் இருக்கான்னு தெரியாது. ம். ரொம்பவே அருமையா நெறைய விஷயங்கள வந்து நீங்க வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய அந்த நீங்க சின்ன வயசில இருக்கும்போது இருக்கிற அந்த குட்டி வீடா இருக்கட்டும், அதாவது நீங்க சின்ன வயசில இருக்கும்போது இருக்கிற அந்த வீடா இருக்கட்டும், அந்த நினைவுகளா இருக்கட்டும், நிலாவ வந்து நீங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு அந்த அந்த அனுபவமா இருக்கட்டும் நிறைய விஷயத்த வந்து ரொம்ப அழகாவே வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. அப்புறம் வந்து உங்களுடைய வீட்ட ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயங்கள், அந்த வாசனைகள் என்னென்ன? அப்டிங்கிறது வந்துட்டு ரொம்பவே தெளிவா, அழகா வந்து சொல்லியிருந்தீங்க. உங்களிடம் இந்த விஷயத்தில் பேசினதில் ரொம்பவும் மகிழ்ச்சி. மீண்டும் பேசலாம். நன்றி!
<chuckles> ஆ அதுதான். நானும் என்னுடைய அனுபவங்கள கேட்டு இது உங்கக்கிட்ட சொன்னேன். நீங்களும் வந்து எங்க வீடு எப்டி இருக்கும் அப்டிங்கிறத மேலும், மேலும் கேட்கும்போது தான் எனக்குமே சொல்லணுன்னு தோணுச்சு. மிக்க நன்றி!
நன்றிங்க.